ஆமா, அ ஏன்னா அது சொல்லுவாங்க, "இது நாம சாப்பிடற தட்டு, எச்சு தட்டு தானே, இது போய் யாராவது வந்து விருந்தாளிக்கு போய் போடுவாங்களா?" அப்டிம்பாங்க. அதனால, வாழைமரம் இருக்கும். இப்பலாம் அது சாத்தியமான்னா, எனக்கு தெரிஞ்சு இல்ல.
ம். ஆமாங்க.
இப்ப தனியா கெஸ்ட்டுக்குன்னு தனியாலாம் வச்சிருக்கோம் தான். ஆனாலும், யாரெல்லாம் கெஸ்ட்டா வராங்களோ எல்லாருக்கும் அதே தட்டு தான்.
கண்டிப்பா. ம். ஆமா, இப்ப என்ன கெஸ்ட்டு எச் தட்டுன்னு தனியா வச்சுருப்பீங்க! <chuckles> என்னங்க. உண்மயாலுமேங்க, இது வந்து நீங்க வாழை இலைன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஆனா, என்ன ஒண்ணுன்னா எ
அ, ஆமா. அதில வந்து, சொல்லுவாங்க, மாமாலாம் வந்தாங்கன்னா, முதல்ல உப்பு வெக்கணும். அ வந்து உறவு அ. அ, உப்பு வச்சா உறவு நீடிக்கும்.
ஓ! அப்டீங்களா? அது எதுக்கு வெக்குறாங்க? ஓ! அப்படி வேற ஒண்ணு இருக்குங்களா?
ஆமாமா. "உப்பிட்டவரை உள்ளளவு நினை!" அப்படிங்கிற மாரி, நிறைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம படிச்சு தெரிஞ்சுகிட்டது. ஆனா, முதல்ல உப்பு வெக்கணும்.
இல்ல, நீங்க சொல்லித்தான் நானே தெரிஞ்சுகிட்டேங்க, இப்ப.
ஆமாமா. எங்க பாட்டி சொல்லும், "முதல்ல உப்பு வை, அதுக்கப்புறம் ஊறுகாய் வை, அப்புறம் ஸ்வீட்டு வை" அப்பிடிம்பாங்க. இத நானா வந்து சின்னதுலருந்தே செஞ்சு பழகியிருக்கேன், என்ன முதல்ல வெக்கணும். வாழை இலையிலய போட்ட உடனே தண்ணி தெறிக்கணும். தண்ணி தெறிச்சு. அவுங்க கைல இப்டி எடுத்த உடனே, உப்பு தான் முதல்ல ஒ வெக்கணும். அப்டின்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க!
ஓ! அப்டிங்களா? ஓ! அப்டிங்களா? அதேமாரிங்க, இப்ப வந்து, அவங்க சொல்லி குடுத்துருக்காங்க. இப்ப நீங்க வந்து, அத வந்து, நடைமுறைப்படுத்திருக்கீங்களா, அவங்க இல்லாம, உங்க வீட்டில யார்னாது வந்து?
நானும் வச்சிட்டுருப்பேன். ஆமா, நான் இப்ப வந்து வாழை இலைல நாங்க எப்பயுமே வந்து சாப்பாடு போடும்போதே வந்து, அ உப்பு தான் முதல்ல வெக்கிறது, இலைய நாங்க வாங்கிட்டு வந்துர்றோம், யாராவது வர்றாங்க. இப்ப எங்க கணவர் வீட்லருந்து யாராவது வர்றாங்க. இல்ல, அவங்க அக்கா வரா
ம். ம், ம். இது கடைல கிடைக்குதாங்க? இந்த வாழை இலை, எல்லா கடைலயும் கிடைக்குதுங்களா?